ஓ! சாப்டீங்களா! செரிங்க, செரிங்க.
ஆ. 1, 1 வீட்டுக்கு வந்திருக்கோம்ல. அத முடிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, பொங்கல் வைக்கணும் அப்டின்னாங்க. முதல் வருஷம் பால் பொங்கணுமா அங்க. அப்புறம் அது சர்க்கரை பொங்கல் கூட வைக்கலாம். அது என்ன பொங்கல் ஒரு பொங்கல்ன்னு ஒண்ணு வைக்கணும் அங்க. அப்புறம் அத வச்சு மத்தியான சாப்பாட்டுக்கு எல்லாரும் எடுத்துக்கோங்க. அப்டின்னு சொல்லி சொன்னாங்க. இத்தோட முடியல. இப்போ வந்து எங்களுக்கு உறவினர் மட்டுமே பாத்தீங்கன்னா, ஒரு 40 பேர் வந்திருந்தாங்க. அதாவது நாப்பது, அம்பது பேரு. அதுல குடும்பமா வந்தது குடும்ப தலைவர்கள்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 குடும்பம் இருக்கும்.
ஆ. ஆ. செரி, செரி. ம். புரியுது புரியுது. ஆ. செரிங்க. ஆ செரிங்க, செரிங்க. ஓ! செரி, செரிங்க. ஆ.
ஆ இப்போ ஏன்னா நான் தான் சொன்னனே ஒரு திருமணத்த ஒட்டி தான் அது வச்சோன்னு. ஆ அதனால பாத்தீங்கன்னா, அந்த 15 குடும்பம் வந்தவங்களுக்கும் நாங்க ஏதாவது ரிட்டர்ன் கிஃப்ட்ன்னு ஒண்ணு குடுக்கணும். <laughs>
கண்டிப்பா. ஆமா, ஆமாமா. ஆமா. வந்துட்டு போம்போது குடுக்கணும் இல்ல. ஆமா.
ஆமா. அது தாம்பூலம் குடுப்பாங்க. தேங்காய் போட்டு சில பேர் குடுப்பாங்க. இல்லனா சாத்துக்குடி போட்டு குடுப்பாங்க. இப்போ இவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து எங்க வீட்ல அத்தை என்ன சொன்னாங்கன்னா, பாத்திரம் ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மாரி நீ வாங்கு. ஒரு 30 டிஃபன் பாக்ஸ் வாங்கி வெச்சுக்கோ! வரவங்கலுக்குலாம் குடுக்கலாம் அப்டின்னு
ஆமா. ம். ஆமா. ஆமா ம். ஆமா. அதுல வந்து ஒரு பழம் வெச்சு அந்த இதெல்லாம் வெச்சு குடுப் மஞ்சள் அதெல்லாம் வெச்சு குடுப்பாங்க.
ஆ. ஆ வெத்தல பாக்கு, பழம்லாம், சாத்துக்குடிலாம் போட்டு, அ இந்த டிஃபன் பாக்ஸ். ஒரு, ஒரு குடும்பம் வந்தவங்களுக்கும், ஒரு, ஒரு பை குடுத்தோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து நம்ம தங்கணும். யாரு வீட்டோட உரிமையாளரோ அவங்க வந்து வீட்ட இருட்டாக்கிட்டு போக்கூடாதாம். ஆ. ஆ.
அம். ஆமா. ம். ஆ செரிங்க செரிங்க. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அங்க தான் தூங்கணும். ஒரு நாள் தங்கியிருந்து தான் போணும். அப்ப மதிய சாப்பாடெல்லாம் நீங்களே செஞ்சுட்டீங்க.
ஆமா.